சூப்பர் மரியோ அப்படின்னு. அது வந்து, அது போக கையில வச்சு விளையாடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம்ங்கிறது, ஒரு ப்ளூ கலர்ல வந்து நடுவில் மட்டும் ஸ்க்ரீன் இருக்கும். அதை வச்சு விளையாடுற டைம்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா அத விளையாடும்போது என்னென்னா அவ்ளோ ஆர்வமா இருக்கும். 2 மணி நேரம், 3 மணி நேரம் தொடர்ந்து விளையாடுவோம்.
ஆ, சரிங்க. அப்டிங்களா! <chuckles> ஆ. ஓஹோ!
நேரம் போறது தெரியாது. அதுதாங்க விளையாட்டுகள்ல ஒரு பிரச்சனை. இப்ப இணையதளங்கள்ல வந்து இன்னைக்கு நிறைய பேரு வெவ்வேறு விதமான விளையாட்டுகள் எல்லாம் வந்துருச்சு. சில பேர் Play Station வாங்கி கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு.
நிறைய. ம். அங்க ஆமாங்க.
அதெல்லாம் வந்து அவங்களே அவங்க குழந்தைகள வந்து சீரழிக்கிறதுக்கான வழிதான் அது.
<laughs> ஆமாங்க. அதாவது சொந்த குழந்தைகளுக்கு வந்து தவறான வழிகாட்டி அப்பா அம்மா இருக்கும்போது. அந்த குழந்தை என்ன செய்யும் இல்லைங்களா?
ஆமா. இப்ப Play Stationகிறது என்னன்னா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் வீடியோ கேம் அது. அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது. ரொம்ப ஒரு தொழில்நுட்பத்துல முன்னே முன்னேறின விளையாட்டா இருக்கும். அதாவது நீங்க விளையாடுறத பார்க்கும்போது அப்படியே ரியலா இருக்கும் ரொம்ப. அதனால என்னென்ன நம்ம விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அது ரொம்ப உள்வ உள்ளே போயிருவோம். நீங்க ஒரு நாளைக்கு 2 3 மணி நேரம் அதுலயே எடுத்துங்கிறப்போ, நம்ம குழந்தைகளை எப்படி திரும்ப அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். அது கிட்டத்தட்ட மதுக்கு அடிமையாகற மாதிரி தான். குழந்தைகளுக்குருந்து அடி பண்ணுறது. அதனால இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த விளையாட்டுகள் இது வந்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டு விட்டதில்லை. வீட்டில வாங்கிக் கொடுத்ததும் கிடையாது. அ இணையதளத்துல போய் எதுவும் பார்த்தாங்கன்னா கூட, அதை பார்க்க கூடாதுன்ருவேன்.
ஆமாங்க. சரியா சொன்னீங்க. ஆமாங்க. <chuckles> சரியா சொன்னீங்க. அதாவது இப்போ ப ஆமாங்க.

இப்ப அப்ப செய்திகளுங்கறது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் வரும். அப்ப மட்டும்தான் நம்ம செய்திகள் பாக்க முடியும். ஆனா, இப்ப செய்திகளுக்குன்னே தனியா சேனல்கள் வந்துவிட்டது ஆ மு 24 மணி நேரமும் அவங்க செய்திகள் தான் ஒளிபரப்புறாங்க. அ அதாவது அதுக்கு முக்கியத்துவம்ங்கறது இல்லாத மாரி ஆயிருச்சு. நம்ம அதுபோக என்னன்னா, சமூக வலைதளங்கள் மூலம் இன்னைக்கு உடனுக்குடன வேற யாராவது செய்திஸ் வ வேற எங்கயாவது வைரல் ஆச்சுன்னா, அத நம்மளோட நண்பர்கள் நமக்கு அனுப்பிஉடுறாங்க.
<chuckles> சரியா சொன்னீங்க. ஆமாங்க. ஆமாங்க. ஆ.
அப் அப்டிலாம் பாக்றதுனால வந்து, அது தேவப்படாத மாரி தெரிது. அந்த அளவுக்கு தனியா. மிந்தி இருந்த அளவுக்கு விருப்பம் இல்ல.
<chuckles> அருமை, அருமை! அதாவது என்ன ஆயிடுதுன்னா, நம்மளே வந்து அதுல பாத்துறோம். அந்த அதாவது, நம்ம காலைல எழுந்திருச்சு வந்து, அந்த செய்தித்தாள் வாசிக்கிறது கூட வந்து நம்ம இதுலதான், நம்மள அலைபேசிலதான். அதனால வந்து, அந்த செய்திகளைப் பார்த்து, குழந்தைங்க கூட பேசி, அவங்களுடைய அறிவ வளர்க்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்த நமக்கு போயிருச்சு, இப்ப கெடைக்றது இல்ல இல்லைங்களா?
ஆமா. இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. அதனாலதான் வந்து என்னன்னா, மிந்தி நாங்கல்லாம் குழந்தைகளா இருந்தப்போ கார்ட்டூனுக்கு எந்த அளவுக்கு விருப்பம் காட்றோமோ, அதே நேரத்துல வந்து, டிஸ்கவரி சேனலுக்கும் விருப்பம் காட்டுவோம். ஏன்னா, உ அய விலங்குகளப் பார்க்றது, அது வேட்டையாடுறது இதெல்லாம் காட்டுவாங்க. அ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்தது. அப்ப இந்த YouTubeலாம் இல்லாததுனால, இது கெடச்சது அது ஒன்னுதான். அது வழியா நல்ல ஆர்வமா இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் வந்து நெறைய எடத்துல பாத்துட்டதுனால, அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல.
சொல்லுங்க. அருமை, அ. ஆமா. ஆ சரியா சொன்னீங்க. <laughs> நெறையாத பாத்து, பாத்து அவங்களுக்குமே வந்து ஒரு போர் ஆயிடுச்சு. இருந்தாலும் நறையா குழந்தைங்க, இந்த கேமிங் அப்டிங்கற மாரி விஷயத்துல போய் ரொம்ப மாட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல விரும்புறீங்களா?
ஆமா, அது ஒரு ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம் அது. அது வந்து, நா நான் குழந்தையா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, எனக்கு அப்ப அந்த Marioன்னு சொல்லி ஒரு விளையாட்டு வரும்
ஆ சொல்

ஆமாங்க. க
அதுபோக, அ விருப்பப்பட்டு எப்பயாச்சு சின்ன, சின்ன விஷயங்கள் கேட்கும்போது, உடனே செஞ்சு குடுக்குறது, ஏதாவது ஒரு கடைக்கு போனா கூட கூட்டிட்டு போயிட்டு ஒரு சாக்லேட் வாங்கி குடுக்குறது. அது அம்மாவுக்கு தெரியுதோ, இல்லையோ, சரி அவளுக்கு புடிச்ச மாரி இருக்கும்ன்னு சொல்லி செஞ்சு குடுக்குறது.
சொல்லுங்க. <laughs> <laughs> அ அதாவது அது ஒரு நல்ல அருமையான ஒரு தருணம். திருட்டுத்தனமா வந்து அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவும் குழந்தையும் போய் இந்த மாரி ஒரு விஷயம் வாங்கி சாப்பிடும்போதோ, இல்லை வாங்கி குடுக்கும்போதோ, அது நல்ல ஒரு தருணமா இருக்கும் இல்லைங்களா? அந்த நேரமும் அதுல போயிரும்.
ஆமா, ஆமா. அத அங்கேயே கடைக்கு வெளியே சாப்பிட்டு வந்துருவாங்க. எதுவுமே தெரியாத மாரி.
<laughs>
அ அது போக பார்த்தீங்கன்னா, இந்த மா மாலையில மத்தியானம் வந்து ஒரு 3 மணி நேரமோ, இல்ல 3/4 மணி நேரமோ பார்த்துட்டு, அதுக்கப்பறம் பு கண்டிப்பா படுக்க போயிட்டு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படிச்சுட்டு வந்து திரும்ப வந்து, சாப்பிடும்போது எல்லாருமே டிவி பார்க்க தான் செய்வோம் எங்க வீட்ல.
ஆமாங்க. ஓ! எல்லாருமே பார்ப்பீங்களா? அவ மீனு அப் அம் அ.
ஆமாமா. மொத்தமா ஒரு டிவியை போட்டு, அது பாட்டு ஓடிட்டுருக்கும். நம்ம வேலையை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு, இரவில படுக்க போறதுக்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்பா, கண்டிப்பா.
சரிங்க. அருமை, அருமை. அதாவது வந்து எல்லாருமா சேர்ந்து இந்த தொலைக்காட்சி பார்க்கிறேன், இல்ல அலைபே தொலைக்காட்சி பார்க்கிறேன்னு சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி புடிக்கணுன்னா, இந்த காலத்தில ரொம்ப கஷ்டமா இருக்குமே. எந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்க பார்ப்பீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா?
ஆனா ம். அதாவது நானும், என் மனைவியும் பார்ப்போம். என் கொழந்த வந்து, அவ அந்நேரம் கைப்பேசி எடுத்து தான் பார்த்துட்டுருப்பா.
ஆ புரியுதுங்க. ஆ.
ஆ. அவங்க வந்து வெளையாட்டு விளையாட்டு சேனல் ஏதாவது ஒண்ணு பார்ப்பாங்க. 3 பேரும் ஒரே இத பார்க்குற மாரி ஒண்ணும் இல்லையே!
<laughs> அருமை. ஆ சொல்லுங்க.
<chuckles> அதனால, அத பார்த்துட்டுருப்பாங்க. ஆனா வந்து அத நான் இன்னொரு ஒரு முக்கியமான பார்ப்பேன். அவங்க எந்த கன்டென்ட் பார்க்குறாங்கங்கிறதுலேருந்து நான் க ரொம்ப கவனிப்பா இருப்பேன். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நேரத்த எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அது மாரி என்ன மாரி விஷயங்கள்ல வந்து அவங்க உ உள் உள்வாங்கிக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம்.
சரியா, சரியா சொன்னீங்க. ஆ. ஆமாங்க. அதுவும் அந்த இப்பல்லாம் வந்து ஏதாவது ஒண்ண தேடி வந்து நம்ம அந்த இதுல வந்து போனாலே இந்த இணையதளத்துல போனாலே, வழியை வந்து அவங்க மாத்தி வுடுறத்துக்கு நெறைய விஷயங்கள் வருது. வழி தவர்ற தவறியிருக்காங்க நெறையா புள்ளைங்க இல்லைங்களா?